ம்.
இப்போ உங்களுக்கு வந்து. அந்த வேலைக்கான சம்பளத்த, இன்னும் கொஞ்சம் உயர்த்தி குடுக்கிறதில வந்து அது வெற்றியின்னு நான் பார்க்கறது கிடையாது. ஏன்னா நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் வருது. நீங்க சிறப்பா செஞ்சீங்கன்னா, அதுக்கான கொஞ்சம் வந்து அ ஊக்கப்படுத்தி அவுங்க அதிகமா குடுப்பாங்க. அப்போ அதில வெற்றின்றது என்னனு கேட்டீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த பதவி உயர்வுனு ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா?
ம். <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ! ஆமாங்க, ஆமா. அ.
அது வந்து உங்களுக்கு வெற்றியா இருக்கலாம். ஏன்னா நீங்க ஸ் நீங்க செஞ்சிருந்த வேலையை பார்த்துட்டு, நீங்க வந்து சிறப்பா செய்றீங்க
அதுக்கான ஒரு பலனா வந்து இருக்கு, இல்லைங்களா?
ஆமா. ஏன்னா உங்கள வந்து அங்கீகரிக்கிறாங்க இல்லையா! பரவால்ல இவர் வந்து, "நல்லா பண்ணியிருக்கிறாரு" அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கொடுத்தாங்கன்னா, அது வந்து வெற்றியின்னு பார்க்குறேன். ஏன்னா, நீ 10 பேர் வேல செய்ற இடத்துல, நீங்களும் அதே மாரி வேல செஞ்சுட்டு, அத தாண்டி ஏதோ ஒண்ணு பண்ணதால தான் வந்து, அவங்க வந்து அதை அங்கீகரிச்சி உங்களுக்கு வந்து பதவி உயர்வு குடுக்குறாங்க, இல்லையா? அ அ அது வந்து வெற்றி. அ அதுக்கான உ சம்பள உயர்வு இருக்கும்தான், இல்லன்னு சொல்லல நானு. அ ஆனா அந்த சம்பள உயர்வு வந்து தான் வந்து வெற்றியானு கேட்டீங்கனா, இல்ல. ஏதோ நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னா, எல்லாரும் செய்ற இடத்தில தனியா வந்து நம்போ ஒரு நகைச்சுவையா சொல்லணும்னா ஒரு தனித்தவுங்களா நீங்க நீ இருந்திருக்கிறீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா. அ அப்ப நீங்க, அந்த சிறப்பா என்னமோ செஞ்சி செஞ்சதால அத வந்து அவுங்களும் புரிஞ்சுகிட்டு, அத வந்து அங்கீகரிக்கும்பொழுது, அதுதான் வெற்றி அப்படின்னு நான் வந்து அதில வந்து எனக்கு வந்து அப்படிதான் நானு யோசிப்பேன். அ
கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பாங்க, ஆமா. ம். ம். தனித்துவமா இருந்திருக்கீங்க. ஆமா. ம். ரொம்பவே அருமையா வந்து சொன்னீங்கங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படினு பார்த்துக்கீட்டிங்கன்னா, நீங்க இந்த இந்த விஷயத்த சொல்லும்போது. <inhales> அ நிறைய பேர் வந்து சம்பளத்த வெற்றியா பார்க்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம், நம்மளுடைய சமுதாயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். <inhales> ஏன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து, <inhales> நீங்க வந்து ஒரு நிறுவனத்தில வேல செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன வேல பார்க்குறீங்கன்னு ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க. அப்ப வந்து, <inhales> நீங்க வந்து உங்களுடைய வேலையோட அந்த பதவியோட பேரையும், "நான் இந்த நிறுவ நிறுவனத்தில வேல செய்றேன்" அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், <inhales> அவங்க அதை கேட்க மாட்டாங்க. <inhales> "உங்களுடைய ச வருமானம் எவ்வளவு? சம்பளம் எவ்வளவு?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வந்து நீங்க ஒரு 10,000 த்திலிருந்து ஒரு 30ன்னு சொல்லம்போது, அவங்களுக்கு பெருசா எந்தவிதமான <inhales> முகபாவனையும் வந்து மாறாது. <inhales> இதுவே ஒரு ஒரு 80 லிருந்து ஒரு 1,50,000 அப்படின்னு சொல்றோம்ன்னு வச்சுக்கோங்களேன், <inhales> அப்ப வந்து அவங்க கண்னு விரியும், <inhales> "அப்படிங்களா!" அப்ப வந்து ஒரு ஒரு மரியாதையும் சேர்த்து அது தருது. ஒரு வேள அத தான் வந்து நெறைய பேர் வந்து, <inhales> அந்த மரியாதையதான் வெற்றி அப்படின்னு நெனைச்சுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க?
ம். நிச்சயமா. சரி. ஆமா. அ. ம். சம்பளம், ஆமா. கண்டிப்பா. ஆமா.